இல்ல கண்டிப்பா கிடையாது. பிரபலங்கள் இப்ப இத்தனை இன்ஃப்ளூயன்சர்கள் இருக்காங்க. திடீர்னு நாளைக்கு விஜய் வந்து வெளிய வந்து ஒரு அ ஒரு மீட்டிங் குடுக்குறேன் அப்படின்னாருன்னா, அவ்ளோ பேரும் வந்து நின்ட்ருவாங்க.
<laughs> ம்ஹ்ம் சரியா சொன்னீங்க. ஆமா.
நடிகர்களுக்கு உண்டான வேல்யூங்கிறது எப்பயுமே அவுங்களுக்குன்னுள்ளது இருக்கும். ஏன்னா, அது வந்து திறமை சார்ந்தது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட சிலரால தான் அந்த இடத்துக்குலாம் அடைய முடியும்.
ஆமாங்க சரியா சொன்னீங்க. அ.
எல்லாராலயும் வந்து இப்போ விளையாட்டில விராட் கோலியாக முடியாதுல்ல! ஆனா விளையாட்டு சம்மந்தமா பேசலாம். இன்ஃப்ளூயன்ஸ்ல என்னான்னா, எல்லாமே பேசுவாங்க. விளையாட்டு இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணுனு. ஆனா, எல்லராலயும் அவரை மாரி கொண்டு வர முடியாதுல்ல!
ஆஹ. ஹ சரியா சொன்னீங்க. ஆனா, ஒரு விஷயம் பாருங்களேன், அந்த காலத்தில வந்து இப்ப நான் ஒரு அ க விளையாட்டு வீரன் ஆகணுமானாலும் சரி, இது ஆகணுனாலும், அ என்ன ஒரு நடிகனா ஆகணும்னு நினைச்சாலுமே, எனக்கு அந்த காலத்தில வந்து, நான் இந் இ இந்த ஆள போய் நான் பாக்கணும், இந்த மாரி கஷ்டப்பட்டு, முன்னேறனும் அப்படிங்குற மாரி இருந்துச்சு. ஆனா, இப்ப என்ன ஆயிடுச்சு, இவுங்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து, அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிறது இல்ல, நேரமும் கிடைக்கிறதில்ல. அப்போ கிடைக்கிற ஒரு பாதை அப்டிங்குறது என்னான்னு நெனைசீங்கன்னா, இணையம் தானே! அப்போ அந்த மாரி வழி எடுக்குது இல எ சுலபமான ஒரு வழி எடுக்கிறாங்க, அப்டிங்குறது தாங்க என்னுடைய கருத்து. நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
ஆனா இன்னைக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. முந்திய விட, இப்போ வந்து சினிமா துறைக்கு வரதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்னா இன்னைக்கு என்னன்னா வந்து, உங்களுக்கு இந்த OTT இதெல்லாம் வந்ததுனால, என்னென்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ச பொருளாதாரம் குறைந்த அளவு பட்ஜெட்ல கூட நீங்க படங்கள எடுத்து வந்துரலாம். ஆனா, தெறமைங்கிறது வேணும்ல! நடிப்பு திறமைங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கிறது இல்லையே!
சொல்லுங்க. ஆமாங்க. சொல்லுங்க. அது சொல்லுங்க. அதே தான். அதே அதே அதே மாதிரி அவுங்க எப்படி வந்து இப்போ அந்த சி பெரிய திரையில இருக்கிறவங்கலாம் சின்ன திரைக்கு வந்துர்றாங்க. அ அப்போ வந்து எங்க தான்? அந்த வாய்ப்பு இருந்தா தானே அந்த திறமைய வெளிப்படுத்த முடியும்!
ஆ. அ. ஆமா.